ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எல்லாம் 24ஆ, 5 நாள்லாம் கன்டினியூஸா எல்லாம் வேலைப்பாத்திருக்கேன், தொடர்ச்சியா வந்து 5 நாள் வந்து கண்ணே, மூடாம வந்து வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம் நாங்க, அந்த காலங்கள்ல.
அற்புதம், அற்புதம்.
அந்த மாதிரி எல்லாம் ஓடுச்சு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா, அ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சுது. கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. ஆ பெரிய முடி வளக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுங்க.
செரிங்க.
அதாவது, அந்த, அந்நியன் படம் அப்போ தான் வந்தது.
செரி எப்ப நீங்க திருமணம் முடிச்ச காலங்கள்ல?
திருமணம்லாம் முடிஞ்ச அப்புறம், முடிச்சப்பறம்.
செரி.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வளர்த்தேன், அதாவது கிட் அந்த கழுத்துக்கு கீழே வரைக்கும்.
செரி.
வ முடி வளர்த்து, தாடி வளர்த்து. அந்த சமயம் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன நடந்ததுனா? என்னுடைய மனைவி வந்து ஆங் இதுவா இருந்தாங்க, அ கர்ப்பமா இருந்தாங்க. அதனால அந்த ஒரு வருஷம் வந்து தாடி மீசை விடுவாங்க இல்லையா? சி சில இதில விடுவாங்க.
செரி. இல்ல இல்ல அது வந்து எல்லாத்திலயும் நம்முடைய சமுதாயத்தில அந்த பழக்கம் இருக்கு, அதை தான் நீங்க செஞ்சுருக்கீங்க, அது உண்மைதான். அதாது அவங்க வந்து உங்களோட ஸ்டைலுக்கு அவங்க ஒரு மு காரணமா நீங்க பயன்படுத்திகிட்டிங்க. சரி சரி சரியா சொன்னீங்க.
ஆ அதான். அதுவும் எனக்கு வசதியா போய்ச்சு. <laughs> காரணம், அ அதை வச்சு நாம வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. அத வச்சு தப்பிச்சுக்கிட்டோம். நல்ல தாடியை வளர்த்துக்கிட்டு, இவ்வளவு தூரம் முடியை வளர்த்துக்கிட்டு, அ அது ஒரு ஜாலியா. அந்த அப் அப்போ பார்க்கும்போது எல்லோருக்குமே அது இவன் என்னடா இவன் வித்தியாசமா இருக்கானே?